ஏன்னா, அந்த உடலுக்கு ஓய்விருந்தா தான் மனசு வந்து அடுத்த வேலைகள சுறுசுறுப்பா இருக்கும். அடுத்தது வந்து அந்த மன அமைதிக்கு நிச்சயமா மதியம் கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்தா நல்லது. அதாவது என்னன்னா, நம்ம வெளியில வந்து ஒர்க் போயிட்டு இருக்கும்போது அது பண்ண முடியல. பட், இப்ப ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்த பிறகு நம்ம என்ன பண்றோம்ன்னா, கொஞ்ச நேரம் ஒரு டைம் கிடைக்குது மதியம் நமக்கு. ஸோ வந்து 1 ஹவர் படுத்துர்றது. ஒரு 3:30 டூ ஒரு 4:30 ஒரு 4:30 வரைக்கும் படுத்துட்டம்னா, ஒரு 4:30 மணிக்கு எழுந்து ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு, திரும்ப போயிட்டு கொஞ்சம் கிளீனிங் ஒர்க் இது வந்து கொஞ்சம் வில்லேஜ் சைடு அப்பிடிங்கிறனால போயிட்டு அந்த நம்ம வாசல் எல்லாம் கூட்டுவோம் பார்த்தீங்களா! அந்த வாசல் கூட்டி, தண்ணி தெளிச்சு அதெல்லாம் பண்றதுக்கு ஒரு 5 ஓ கிளாக் ஆயிரும் எப்பிடியுமே! அடுத்த 5 ஓ கிளாக் வந்து அகைன் நம்ம நம்ம குரூம் பண்ணிக்கிறது. எல்லாம் முடிச்சு ட்ரெஸ் பண்ணிட்டோம்ன்னா, ஒரு 5:30, 5:45க்கு விளக்கு ஏத்துட்டு, திரும்ப கொஞ்ச நேரம் உட்கார்ந்துறேன். மெடிடேஷன் பண்ணலாம். ஒரு 6:30 வரைக்கும் அப்பிடியே போகும். அப்புறம் சிக்ஸ் தேர்ட்டிக்கு அப்புறமும் <laughs> அது அப்ப தான் நம்மளுக்கு மைண்ட் எதுவும் ரிலாக்ஸா இருக்குப்பா! வேற ஒண்ணுமே இல்ல. அதனால தான் அத ஃபாலோப் பண்ண ஆரம்பிக்கிறேன் இப்போ. கூட எதுக்கு ஆஹா!
நிச்சயமா. கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமா. கண்டிப்பா. ஓ! நல்லது, நல்லது. பரவால்ல. ஆனா வந்து நீங்க சொல்லும்போது இந்த மாதிரி யாருமே வந்து மெடிடேஷன்ல கொஞ்சம் நேரம் காலையிலயும் சரி, மாலையிலயும் சரி. கொஞ்ச நேரம் செலவிடுறீங்க பார்த்தீங்களா! இந்த மாதிரி யாருமே இப்ப பண்றதில்லன்னு நினைக்கிறேன்.
ஆ, அ. அதுதான். இத நான் உங்களுக்கு ஏன் பகிர்றன்னா, நானும் இந்தமாரி ஒருத்தர் சொல்ல கேட்டு தான் பண்ண ஆரம்பிச்சேன். அதுமாரி ஒரு வேள உங்களுக்கும் அது வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில தான் இப்ப அதான் வெளிப்படையா உங்கக்கிட்ட சொல்றேன் நானு. ஏன்னா, ஒரு காலகட்டத்தில எனக்கு இதெல்லாம் என்னன்னே தெரியாது. ஏன்னா, எல்லாருமே எல்லாம் தெரிஞ்சுக்கிறது இல்ல இல்லயா! அப்போ ரொட்டீன் ஒர்க் ஆமா. ஆ அதேதான். காலையில எழுந்தோம்னா சமையல் பண்றோம், டிஃபன் பண்றோம். அதுக்கப்புறம் காலேஜ் கிளம்பிப் போறது. நான் புரொஃபஸரா இருக்கேன். அப்ப அது போறது. திரும்ப சாயந்திரம் 4:00 மணிக்கு வர்றது, திருப்பி ரொட்டீன் இது இப்பிடியே போக, போக என்ன ஆதுனா ஒரு காலகட்டத்தில ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, மைண்ட் வந்து எதுவுமே அச்சீவ் பண்ணல. ஒருமாரி வெறுமையா இருக்கு அப்பிடிங்கிறமாரி ஆயிடுது. அப்ப தான் நான் யோசனை பண்ணேன். சரி நம்மளுடைய ஒரு நாளை எப்பிடி வனப்போ ஸ் இது பண்ணணுன்றத நம்ம தான் நிர்ணயம் பண்ணணும். வேற யாரும் நமக்கு சொல்லி தர மாட்டாங்க. அதனால தான் இந்த ரொட்டீன் இந்தமாரி இருக்குன்றத உங்ககிட்ட இப்ப நான் வெளிப்படையா சொல்றேன். வேற ஒண்ணுமே கிடையாது. ம்க்ம்.
நிச்சயமா, நிச்சயமா. <chuckles> கண்டிப்பா, கண்டிப்பா. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்னு கத்துக்குவோம். நிச்சயமா, நிச்சயமா. கண்டிப்பா, கண்டிப்பா. அதாவது வந்து முக்கியமான வேலைகளெல்லாம் வந்து முன்னாடி பண்ணிட்டு, அந்த வேலைகள்லாம் பண்ணி முடிச்சோ உடனே ஒரு கொஞ்ச நேரம் அந்த ஓய்வுங் ஓய்வு பத் மற்றும் அந்த தியான நிலை வந்து கண்டிப்பா இன்னுமே மன அமைதிக்கு ரொம்ப உதவும்.
ஆமா. ஆ. ஆமா. நிச்சயமாமா நிச்சயமா. அது வந்து நான் ப அனுபவபூர்வமா உங்களுக்கு சொல்றேன். அதாவது எல்லாத்துக்குமே படபடப்பா இருக்கிறது, ஒரு டென்ஷன் ஆகுறது. அதெல்லாம் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிரும் அது இல்லேன்னு சொல்ல முடியாது. அது பொய் அப்பிடி சொன்னா. கண்டிப்பா வருது சூழ்நிலைகள் அப்போ. ஆனா வந்து அப்ப சடனா வரும் இல்லயா! இப்ப கொஞ்சம் கேப் குடுக்குது. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சுன்னு வரும்போது, அந்த 5 மினிட்ஸ்குள்ள நம்ம அலர்ட் ஆயிரும். சரி. இந்தமாரி பிரச்சனை வரப்போது <laughs> அப்ப நம்ம என்ன பண்றோன்னா ஆ.
ஆ. புரியுது, புரியுது. ஆ, நீங்க வந்து அந்த நேரம் வந்து கரெக்ட்டா வந்து உங்களுக்கு செட் பண்ணியிருக்கீங்க. இந்த நேரத்தில இத பண்ணணும். அ இந்த நேரத்தில இது முடிச்சா தான் அடுத்த வேல எனக்கு சரியா வரும். அப்பிடிங்கிற மாதிரி ஒரு நாளைக்கு வந்து நீங்க இந்த மாதிரி பிரிச்சு, பிரிச்சு பண்ண போயி தான் உங்களுக்கு அந்த வேலை சுமை தெரியல, இல்லயா!
ஆ. ஆமா, ஆமா. கண்டிப்பா. அதே தான்.

ஆமா. அந்த கமிட்மெண்ட் டெய்லியுமே இருக்கும். காலையில 8 மணிக்கு டிஃபன் பண்ணிரணும். மதியம் 12.30 சாதம் ரெடி பண்ணி சாதம் அடிச்சு கொண்டு போய் வச்சுரணும் அங்க. காலையில சாப் சாப்பாடு செஞ்சுட்டாலும் 10 மணிக்கு 12 மணிக்கு போய் அரிசி கழுவி வச்சோம்னா 12.30 ரெடி ஆயிடும். அது கொண்டு போய் வச்சரணும். வச்சுட்டோம்னா, அவங்க சாப்பிட்டுருவாங்க. அவ்வளோதான். அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான வேலை. ஃபர்ஸ்ட்டஃடு பார்த்தீங்கன்னா, கடவுள் கிட்ட நம்ம இது பண்றது. அடுத்து நம்ம உடம்பு பார்க்கறது.
ஒ நிச்சயமா, நிச்சயமா. இப்ப நீங்க வயதானவங்கன்னு சொல்லும்போது, அவங்களுக்கு இந்த மெடிக்கல் கு சம்மந்தமா மருந்து குடுக்குறதோ, மாத்திரை குடுக்குறதோ நேரத்துக்கு குடுக்கணும்.
ஆ கடவுள் புண்ணியத்துல அந்த மாதிரி வேலைகள் எனக்கு இல்லப்பா. அந்த மாரி இல்ல. நீங்க கேட்கறது சரி. அந்த மாரியான வேலை எனக்கு இல்ல. சாப்பாடு மட்டும் தான் குடுக்குற வேல.
ஆ நல்லது நல்லது. அதுதான் அதுதான். ஏன்னா வந்து இப்ப ஒரு வயதானவங்க வீட்ல இருக்காங்க அப்ப்டின்னா. கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு சில வீட்ல வந்து அதிகமா இருக்குது. இப்போ உள்ள காலகட்டத்துில. அ அந்த மருந்து குடுக்குறதாகட்டும். நேரத்துக்கு மருந்து குடுக்கணும். அப்படிங்கிறது வந்து ஒரு இது இருக்கு இல்லையா?
ஆமா. உண்மதான் நீங்க சொல்றது. அ, அ, ஆ. கண்டிப்பா கண்டிப்பா. கரெக்ட் தான் நீங்க சொல்றது. நிச்சயமா. இதுக்கு அடுத்து ப்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயம் நீங்க கேட்டீங்களேன், இதுக்கு அடுத்து என்ன இம்பார்ட்டன்ஸ் குடுப்பீங்கன்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா என்னுட காலீக்ஸ் ரொம்ப இம்பார்டன்ஸ் குடுப்பேன். நம்மளோட வொர்க் பண்ணுவோங்க இல்லையா? நம்மள ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவவுங்கலாம். அதனால என்னன்னா கொஞ்சம் நா இந்த சாட் பண்றது, அவங்க யாராவது கால் ப மொஸ்ட்லி கால் பண்ண மாட்டாங்க. எல்லாமே இப்ப சாட்டிங்ல தான போ சோ அந்த WhatsApp அவங்க ஏதாவது மீம்ஸ் அனுப்பிச்ச அத பார்க்கறது. அவங்களுக்கு எதாவது ரிப்ளை குடுக்குறது. கண்டிப்பா இது ஒரு 15 நிமிஷம் பண்ணுவேன். அது எப்ப பண்ணுவன்னு பார்த்தீங்கன்னா, நைட் சாப்பிட்டு உட்கறேன் பாருங்க 9 மணிக்கா. அப்போ ஒரு 1/2 அன் ஹவர். அ, ஆ.
அதுனால தான் கேட்டேன். கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா. <chuckles> கண்டிப்பா. ஏன்னா, ஒரு சிலர் வந்து ஒரு சிலர் வந்து வாழ்க்கை வந்து வேகமா ஓட்டுறந்த நாள்ல வந்து அ கொலிக்ஸ்க்கலாம் இம்பார்ட்டன்ட் குடுப்பாங்களான்னு கேட்டா? கண்டிப்பா கிடையாது. ஒரு சிலர் வந்து நம்ம எப்பயோ மெசேஜ் பண்ணியிருப்போம். அங்க வந்து. அது பல நாள் கழிச்சு <chuckles> பாத்து பல நாள் கழிச்சு நமக்கு வந்து ரிப்ளை வரும். அப்படிலாம் இருக்கும் போது நீங்க வந்து தினமுமே அவங்களுக்கு ஒரு நேரம் 15 நிமிஷம் ஒதுக்கி செய்வேன்னு சொல்றது. அ கண்டிப்பா, நல்ல விஷயம் தாங்க. இந்த மாதிரி வேற எதா
அம், ம், ம். <laughs> ஆ. ஆமா ஆமா. மறந்து போயிட்டுப்ப அதுதான். ஆமா. சரியா சொன்னீங்க. கண்டிப்பாப்பா. உண்மையிலே நம்ம தான்ப்பா பிளான் பண்றது. வேற ஒண்ணுமே கெிடையாது மா. நம்ம பிளான் பண்ணிக்கிறதுதான். <chuckles>
ஆ. குடும்பத்துல உள்ளவங்களுக்கு முக்கியத்துவம் குடுப்பீங்களா? அந்த நேரம் அதாவது இவங்க கூட இவ்வளோ நேரம் வந்து பேசணும். கொஞ்ச நேரம் வந்து இங்க கூட ஒதுக்கிறணும். இங்களுக்காக ஒதுக்கிறணும். அப்படி ஏதாவது ஒதுக்கிருவீங்களா நேரங்கள்?
அ, ஆ. அதுதான்ப்பா ஈவினிங் டைம்மா. அந்த 5.30லருந்து 7 ஓ க்ளாக் வரைக்கும் அவங்களோட தான் உட்கார்ந்துட்டு இருப்பேன். இந்த டீ சாப்ட்டு முடிச்சுட்டு உட்காரருணேன் பாருங்க 5.30க்கு அப்புறமா. அப்ப அந்த ஒரு 2 அவர்ஸ் ஒரு 7.30 வரைக்கும் கண்டிப்பா அவங்க கூட தான் உட்கார்ந்துருப்போம் ஹால்ல உட்கார்ந்து எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து டிவி பார்ப்போம். அதுதான். இப்ப பாார்கறது அதுதானே. செவன் தர்ட்டி
ஓ! சரி, சரி, சரி. ஆமா. ஓ! நல்லதுங்க. ஆமாமாமா. அந்த நேரமாவது ஒதுக்கிறீங்களான்றத தான் நான் என்னோட கேட்டேன். ஏன்னு கேட்டா ஒரு அந்த மாதிரி கூட வந்து நெறைய குடும்பங்கள்ல நடக்க மாட்டேங்குது இல்லையா? அந்த? குடும்பமா உட்கார்ந்து நேரம் செலவிடுற நேரமே வந்து இப்போ கொறைஞ்சருச்சு. அப்படி ஒண்ணா உட்கார்ந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆளாளுக்கு அங்கவங்க அ மொபைல் ஃபோன் ஆ. அத நோன்டுறது தான் வந்து நடக்குது. யாருமே ஒண்ணா உட்கார்ந்துிருந்தாலுமே ஒண்ணா பேசிக்கிறதோ! இல்ல வந்து ஒண்ணா ஏதாவது ஒண்ணு செய்றதோ வந்து கிடையாது. இப்ப சாப்பாடு நேரமே எடுத்துக்கோங்களேன்.
அ கண்டிப்பாப்பா. 1.30 மணி நேரம். ஆமாமா. கரெக்ட்டா. ஆ. ஆமா. ரொம்ப குறைச்சு போச்சு. அ செல்ஃபோன் எடுத்து பாக்குறது ஆமாமமா. சரியா சொன்னீங்க. இல்ல இங்கேயும் நடக்கும். சரியா சொன்னீங்க. இங்கேயும் கூட அப்பா வந்தாங்கன்னா, உ அப்பாவுக்கு மேல பா போர்ஷன் தனியா குடுத்துருக்கும். அவங்க கீழ வந்து உட்காருவாங்க. அவரு வந்தா செல்ஃபோன் பார்ப்பாரு. எங்க ஹஸ்பண்ட் பாரப்பாரு அப்ப தான் நான் சொல்லுவேன். இது அவவுங்க குரூம்ல உட்கார்ந்தே அவுங்க பண்ணலாம். நம்ம ஏன் ஹால்ல உட்கார்ந்து எல்லாத்தையும் எடுத்து அது வச்சுருங்க வச்சுட்டு கொஞ்சம் நேரம் போய் நடக்கும் இங்கேயும் வந்து. கரெக்ட் தான் நீங்க சொல்ல.
சரியா சொன்னீங்க. ஆமா. ஆ அதேதான். அதேபோல வந்து சாப்பாடு நேரமுமே வந்து நெறைய வீடுகள்ல என்ன ஆகு ஆகுது அப்படின்னா ஒண்ணா உட்கார்ந்து சாப்படுற நிலையே வந்து குறைஞ்சு போச்சு.
ம். ஆ, ஆ. ம்.

கண்டிப்பாப்பா, கண்டிப்பா. அதே தான் உண்மை, அதுதான் உண்மை. அதுனால நம்ம தான் தீர்மானிக்கணும், 24 ஹவர்ஸ். ஏன்னா, எல்லாருக்குமே கடவுள் 24 மணி நேரம் தான் குடுத்துருக்காரு, யாருக்கும் அதிகமா கம்மியா இல்ல. பட் நம்ம அத தெரியாம இதுக்கு முன்ன நம்ம வேலை தான் பெரிய விஷயம்னு அதுக்கே ஓடிட்ருந்தோம்னா, அத தாண்டி நெறைய விஷயங்கள் வாழ்க்கையில இருக்குன்றது இப்ப தெரிஞ்சனால தான், இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில இந்த மாரி ஒரு செட்யூல் போட்ருக்கேன். அ சோ அந்த ஈவினிங் 6:30
கண்டிப் கண்டிப் கண்டிப்பா, கண்டிப்பா. இதுல ஏதாவது முக்கியமான வேலை அப்படின்னு நீங்க வந்து தேர்வு செஞ்சு, அதுக்கு முன்னுரிமை குடுக்குறது உண்டா?
ஆ சரியா சொன்னீங்க. பர்ஸ்ட் ப்ரிஃபெரன்ஸ் அப்டின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த காலையில 6 டூ 7 எதுக்காகவும் தியாகம் பண்ணக்கூடாது. நம்ம கண்டிப்பா மெடிடேஷன் பண்ணனும். உடம்புக்கான விஷயம் அது. நமக்காக அந்த 1 ஹவர் அப்படிங்கிறது என்னைக்குமே நம்ம வந்து <laughs>
கண்டிப்பா, கண்டிப்பா. நல்லா தெளிவா சொன்னீங்க. நீங்க. உங்க உடலையும் வந்து இந்த இடத்துல வந்து கவனிச்சுக்கணும் அப்டிங்கிறது ரொம்பவே அழகா சொன்னீங்க.
ஆமா, ஆமா.
இது போல வேறு ஏதாவது வந்து நீங்க வந்து உரி முன்னுரிமை குடுப்பீங்களா? இது தவிர்த்து. "இது நான் பண்ணியே ஆகணும்" இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி?
ஆமா. அ கண்டிப்பா. சரியா சொன்னீங்க. ம், ஆமா, என்னன்னா கொஞ்சம் இறை நம்பிக்கை இருக்கிறதுனால நமக்கு வந்து என்னன்னா, இறைவன் தான் எல்லாமே செய்றாரு. அப்பிடி இருக்கும்போது அவருக்கு தாங்க்ஸ் பண்ற விதமா கொஞ்ச நேரம் அவர நினைக்கணுனா, சில புத்தகங்கள் வாசிக்கிறது. அது இன்னும் முழுமையா நான் கைக்கு கொண்டு வரல. இப்ப தான் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அதனால அத ஃபர்ஸ்ட் குடுக்கல. ஆனா இப்ப தான் தெரியுது. அது வந்து ப்ரிஃபெரன்ஸ் குடுக்கணும். எப்படி நம்மளுக்காக 1 மணி நேரம் குடுத்துக்குறோமோ. அந்த மாரி இறைவனுக்கு நன்றி சொல்ற விதமா அதாவது அவங்களுடைய அந்த புத்தகங்கள எடுத்து நம்ம படிக்கணும். இப்பக்கூட ஒரு கிளாஸ்ல 1 ஜாயின் பண்ணேன். பாகவதம் கிளாஸ்ன்னு சொல்லிட்டுன்னு. அதுல சொல்றாங்க. என்னமே பகவத் கீதைய எடுத்து ஆ
ஓ! பரவாயில்லங்களே! இந்த மாதிரி வந்து ஆ இந்த கிளாஸ்லாம் ஜாயின் பண்ணி, இந்த இவ்ளோ தூரம் பண்றதுங்கிறது நான் இப்ப தான் கேட்கறேங்க. உண்மையிலேயே பாராட்டணும். <chuckles> கண்டிப்பா, கண்டிப்பா.
நன்றிமா. <laughs> கடவுள் கிருபை தான், நம்மளால எதுவுமே கிடையாது
இதுக்கும் மீறி வேற ஏதாவது வந்து, "நான் இன்னைக்கு இந்த நாள்ல இத நான் செய்யலன்னா, இந்த நாளே எனக்கு முழுமை ஆகாது" அப்படிங்கிற மாதிரி வேற ஏதாவது செய்வீங்களா?
அதுதாமா. என்னன்னா, நம்மளுடைய ப்ரொஃபஷன் உண்மையா கடவுளுக்கு அடுத்தது நமது ப்ரொஃபஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறோம் இல்லையா? சோ இன்னிக்கு இத முடிக்கணும். இந்த பிபிடி இன்னைக்கு ரெடி பண்ணோனா, அதப் பண்ணாம தூங்கக்கூடாது. நைட்ல லேட் ஆனாக்கூட பரவால்ல. நம்ம ஈவ்னிங்ல செய்ய முடியலனா நைட் உக்காந்து, 10 மணில இருந்து ஒரு 11 மணி வரைக்கும் முடிச்சுட்டு தான் லேப்டாப் பூட்டிட்டு படுக்கணும், அப்படிங்கிற ஒரு நமக்கே நம்ம நம்மள யாரும் கேட்க போறததுல்ல, "ஏன் இன்னைக்கு பண்ணல?" அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம விருப்பம் தான் அது. ஆனாலும் நம்மளே நம்மளுக்கு வந்து ஒரு ஆமா அது கோலா வைக்குறோம்ப்பா. <chuckles>
கண்டிப்பா, கண்டிப்பா. ஓ! நல்ல விஷயங்க. ஆ. வேலைக்கு வந்து அடுத்த முக்கியத்துவம் குடுக்குறீங்க. இந்த வேலை அதாவது எனக்கு இது கடவுள் குடுத்தது, கடவுளுக்கு அப்புறம் வந்து என்னோட வேலை தான் அப்படின்னு சொல்லி அதுக்கு முக்கியத்துவம் குடுக்குறீங்க பாருங்க. நிக் ரெ நிச்சயமா வந்து பாராட்டணும். இதுக்கு மேல வேற ஏதாவது வந்து அ அதிகமா முக்கியத்துவம் குடுக்குற வேலை இருக்கா? அ இது இதெல்லாம் பண்ணது போக, "இந்த வேல நான் பண்ணியே ஆகணும்" அப்டிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? யாரையாவது கவனிச்சுக்கிறதா இருக்கலாம். ஒரு வே
ஆ. நிச்சயமா, நிச்சயமா. அ ஆ. அதாவது என்னன்னா, அது வந்து ஆ ஆ, ஆ, சரியா சொன்னீங்க. ஆமா, ஆமா, அது அதாவது என்னன்னா, நம்மள கவனிச்சுக்கிறாங்கள்லயா? அதாவது என்ன சொல்றது? நம்மளவிட பெரியவங்க எ அப்பா வந்து என்னோட இருக்காங்க, மாமியார் இருக்காங்க. இப்ப அவுங்களெல்லாம் நம்ம கவனிக்கணும் இல்லையா? என்ன நினைக்கிறது, நம்ம கவனிக்கல, எல்லாமே கடவுள் பாத்துக்கிறாரு. நம்மளால முடிஞ்ச நேரத்துக்கு அவுங்களுக்கு டிஃபன் குடுத்துறோம், காலையில 8 மணி ஆச்சா? டிஃபன் செஞ் குடு
நிச்சயமா, அதுதான் கேட்கறேன். அந்த இது மாரி ஏதாவது வந்து உங்க வீட்ல இருக்கிறவங்கள கவனிக்கிற வேலைகள் வந்து உங்களுக்கு அதிகமா இருக்குறா இருக்குதா? அப்டின்னு கேக்கிறேன்.
அதுதான், நிச்சயமா இருக்கு, இருக்கு. டெய்லி